ஆஹா! ரொம்போ. ஆமாங்க, ரொம்ப அற்புதமான ஒரு கண்டுபிடிப்புதான். இது அந்த மாரி தனிமையில இருக்கிறவங்களோடவோ இல்ல தூரமா இருக்கிறவங்களோடவோ நறைய நேரத்த இதல நம்மளால செலவிட முடியும். அது நமக்கும் ரொம்பவும் அ ஒரு தனிமையை போக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இத தாண்டி வேற என்ன நீங்க பொருட்கள்லாம் இந்த மாரி இது வச்சிருக்கீங்க சொல்ல முடியுமா?
எப்டி இருக்கு பாருங்க. <chuckles> ஆமா. வீட்ல இல்லைனாலும் நான் ஒரு நாள் வந்து ஒரு காய்கறி கடைக்கு போனேங்க. அதாவது முதல்லலாம் பாதி காலத்தில காய்கறிய வந்து ஒரு க 2 பக்கம் தராசு மாரி தொங்கும். கையில தூக்கி புடிச்சு நிறுத்துவாங்க. நிறுத்திட்டு, சமமா இருக்கா பாப்பாங்க. அதில சில பேர் புலி ஒட்டுவானுங்க அடியில. அதெல்லாம் பழைய கத அதெல்லாம். அப்புறம் பாத்தீங்கன்னா, வந்து ஒரு எடை மிஷின் டிஜிட்டல் மிஷின் வச்சிருந்தானுங்க, கடையிலலாம். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கும் ஒரு படி மேல போய் அந்த டிஜிட்டல் மிசின் ஓட சாஃப்ட் பில்லயும் இணைச்சு வச்சிருக்காங்க. நான் ஒரு கடைக்கு போறேங்க, போய் முதல்ல பீன்ஸ் வாங்குனேன். பீன்ஸ், கேரட், 2, 3 காய் வாங்குறேன்னு வச்சுக்கோங்ளேன். முதல்ல பீன்ஸ் போட்டாரு அப்புறம் அத எடுக்கணுல அவரு 0 பண்ணிட்டு அதெல்லாம் எடுக்கல அவரு. அது என்ன பண்ணுமாம், ஆட் பண்ணிட்டே போகுமாம். என்னன்ன காயோ அத ஆட் பண்ணிட்டே இந்த மிசின் போகுது. விலையும் அது அந்த அந்த விலைய போட்டுக்குட்டே போது. அவரு அப்டியே அடுத்த அடுத்த காய தூக்கி தூக்கி ஒன்னொன்ன வைக்கிறாரு. அந்த பில்லு ஒரு பட்டன்ன அமுக்குறாரு. பில்லு வெளில வருது.
ம். சரிங்க. ஆமா. ம். கண்டிப்பா. <chuckles> ஆமா. ம். ஆமாமா. அ. ஓஹோ! சரி. சரி. ஆஹா. ஆமா. ஓ! ம்ஹ்ம். ஓஹோ! அஹ. ஓஹோ! அதுக்கு நம்ம என்ன காய போடணும்ன்றது கூட அவரு உள்ள எதுவும் சொல்றது கூட கிடையாதுங்களா? அதுவே போடு
அ இல்ல, இல்ல. அந்த பீன்ஸ போட்டுட்டு பீன்ஸ்ன்னு செலக்ட் பண்றாரு. அது என்ன பண்ணுதுன்னா, அது கிலோ எவ்வளோ எடை எவ்வளோங்குறதோ பார்த்துட்டு பில்ல சேர்த்துருது. பழசுக்கும், புதுசுக்கும் என்ன வித்தியாசம்ன்னா, பழசுல திருப்பி பீன்ஸ் எடுத்துட்டு வெறும் தட்டா வைப்பாங்க. அது வைக்க வேணாம் அதில. அது
ஆ. சரி, சரி. ஆ. சரி, சரி, சரிங்க. புரியுது, புரியுது. ம், ஆமாமா. புரியுது, புரியுது. ஒரு வேள நான் சொன்னது இன்னும் கொஞ்சம் காலங்கள்ல வரவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு காலகட்டம் அப்டி தான் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கு.
அ. ஓ! பீன்ஸ பார்த்தா அதுக்கு பீன்ஸுன்னு ஸ்கேனர் வச்சுருவாங்கங்கிறீங்க?
ஆ, கண்டிப்பா. வாய்ப்பு இருக்குல எல்லாமே இன்னைக்கு அப்டித்தானே போயிட்டுருக்கு. ம்.
ஆமாங்க. நீங்க சொன்னோன தான் ஞாபகம் வருது. பார் கோடிங்கு செம யூஸ்ஃபுல்ங்க முன்னாடி எல்லாம் வந்து. ஒரு ஒரு சில கடைகள்ல பார் கோடிங் மட்டும் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ப பல் வளர்க்குற பிரஷா இருந்தா கூட பார் கோடு இல்லாம வரதே கெடையாது. அந்த அளவுக்கு வந்து வந்துடுச்சு. இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க சொந்தக்காரு ஒருத்தர் கல்யாணம் பண்ணாருங்க கிராமத்தில. அப்போ வந்து எல்லாரும் நாங்கள்லாம் நகரத்திலேருந்து போகணும். அவரு என்ன பண்ணிட்டாரு பத்திரிக்கையில பின்பக்கம் அவங்க கிராமத்தில இருக்கற அந்த அவங்க வீடு இருக்கு பார்த்தீங்களா? கல்யாணம் அங்க தான் நடக்குது. அந்த இடத்த வந்து கூகுள் மேப்பில போட்டுட்டு அதுக்கு ஒரு கியூஆர் கோட் ஜெனரேட் பண்ணிட்டாருங்க.
ஆ. ம்ஹ்ம். சரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ம். ஓஹோ! ஆமாமா, சரிங்க. ம். சரி, சரி.

ஆ இது மாரி வந்து எலக்ட்ரிக் குக்கர நான் சொல்லலாம். அதில எப்படின்னா, நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம். அரிசி தண்ணியெல்லாம் போட்டுட்டு, டைம் எல்லாம் அதுக்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ரைஸ் வேணும் அப்டின்னு சொல்லிட்டு, போயிடுவோம். அதுவே ஆஃப் ஆயிட்டு, அதுவே வந்து ரெடியா சாதம் இருக்கும் அதில பாத்தீங்கன்னா. அந்த மாரி சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் அந்த தையல் மிஷின் ஒண்ணு வாங்கினேங்க, அதுக்கூட பாத்தீங்கன்னா, வந்து முன்னாடி மாதிரி மெத்தட்லாம் கெடையாது. எல்லாமே வந்து, மெஷின் மெத்தட்ல வந்துருச்சு. முன்னாடி மாரி இந்த வீல் அ சுத்திக்கிட்டு, அப்புறம் வந்து கால்ல மிதி மிதின்னு மிதிப்பாங்க பாத்துருக்கீங்களா? டெய்லர் கடையில. அதெல்லாம் இப்ப கிடையாது. எல்லாமே வந்து ஒரு பட்டன் சிஸ்டம் மாரி வந்துருச்சு. அந்த பட்டன தொட்டாலே மிஷின் ஓடுது.
ஓஹோ! சரிங்க. ஓஹோ! ஆஹா! சரி சரிங்க. ம்ஹ்ம். சரிங்க. ம்! ஓஹோ, ஆ! ஆமா ஆமா. ம். ஓ! சரி சரிங்க.
ஓ! எல்லா இடங்கள்லயுமே அப்டி ஆயிடுச்சு.
ம் ஆமாங்க உண்மைதான். ம்.
இதே மா அ இதே மாரி வந்து, வீட்லயுமே பாத்தீங்கன்னா, வந்து இந்த சமையல் பண்ற பொருட்கள்லாம் இருக்குல்ல! அதுலயுமே நான் நெறைய என்னென்ன புதுசு வருதுன்னு கேட்டு கேட்டு, அதெல்லாம் வந்து பயன்படுத்திட்ருக்கேன். இப்போ ஏர் ஃப்ரையர் வச்சிருக்கேன் வீட்ல. அத எல்லாமே வந்து அந்த நிமிஷத்த நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். இப்போ கேக் செய்றதுக்கு மட்டும் தானே நீங்கலாம் அவன் பயன்படுத்துவீங்க! அந்த மாரி இப்போ வந்து, சிக்கன் இந்த இது, அ தந்தூரி சிக்கன்லாம் பண்றாங்க பாத்தீங்களா கடையில. அத மாரி நான் வீட்லயே வச்சிருக்கேன். அதில வந்து அந்த டைம ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். எவ்வளோ டெம்பரேச்சர் வேணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டு, நான் பாட்டுக்கு என் வேலைய பாத்துட்ருப்பேன்.
ஆமா. ஓஹோ! ஆமா ஆமா. ம். ஆமா ஆமா. ஆஹா! அப்டிங்களா? ஓஹோ! ம் அப்டிங்களா? ஆனா, இப்போ இதே மாரி என்னோட மனைவியும் கேட்டாங்க. நானும் வாங்கி குடுத்தேங்க. வாங்கி குடுத்ததுக்கு அப்புறமா அப்புறமா தான் எங்களுக்கு தெரிஞ்சுது, அதில அந்த கறியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, உள்ளே வேகவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு, என் மனைவி உக்காந்து மேல பெயிண்ட் அடிக்கிற மாரி அப்பப்போ உக்காந்து அந்த எண்ணெய பூசிக்கிட்டு இருப்பாங்க இதுக்கு. ம்.
சரி. அஹான், அ அது வந்து, நம்மளோட மனசு தாங்க காரணம். நம்ம என்ன பண்ணணும்? நெருக்கமா அந்த சிக்கன்லாம் வச்சுட்டு, மேலே ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய ஊத்திட்டு, நூத்தி என்பதஞ்சு டிகிரில 8 நிமிஷம் நான் வைப்பேன். அதுக்கப்புறம் திருப்பி வெளியில எடுத்துட்டு, திருப்பி போடுவேன். திருப்பி போட்டுட்டு, திருப்பி எண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் ஊத்திட்டு திருப்பி ஒ 185° 8 நிமிஷம் வைப்பேன். அப்படி வைக்கும்போது வந்து, அது சரியா வந்து வெந்துருதுங்க. கடையில இருக்க மாரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு.
ஓஹோ! ம். சரிங்க. ஓஹோ! ம். அப்டிங்களா? ஓஹோ! ம்ஹ்ம்.

ஆ. நான் இப்போ, பாக்குற இடயெல்லாம், எனக்கே ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் தான் நெறைய தெரியுது. நீங்க, சொன்ன அப்பறம் தான் யோசிக்கிறன். அதில, நான் வந்து மருத்துவம் சார்ந்ததில கொஞ்சத்த பத்தி சொல்றன், உங்களுக்கு. ஒண்ணு வந்து, இந்த கைல எல்லாருமே பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கருப்பு கலர் வாட்ச் கட்டியிருப்பாங்க. கைக்கடிகாரம்! அது, என்னென்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே இப்போ வந்து சோம்பேறி ஆகிட்டாங்களா, அதனால நடைப்பயிற்சிய கணக்கு போடுறதுக்கு ஒரு ஒரு கடிகாரத்த கட்டிக்கிறாங்க. அது என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா, எத்தன ஸ்டெப் அவுங்க நடந்திருக்காங்க? எவ்வளோ கலோரிஸ குறைச்சிருக்காங்க? அப்டிங்கிறதெல்லாம் வந்து, அதுதான் வந்து, இப்போ கணக்கு போட்டுக்குது, அதுவே!
கண்டிப்பா. <laughs> ஆஹா! கண்டிப்பா. ஆமாங்க. கண்டிப்பா. ம். ம்ஹ்ம். ஓ. அப்டிங்களா? ம். ஓஹோ. சேரி, சேரி. ஆஹா. ஆமாங்க. இது இந்த கோவிட் டைம்ல தான், நானும் இத நோட் பண்ண ஆரம்பிச்சன். எல்லாம் அந்த ஆக்ஸிஜன் லெவல கண்டுபிடிக்கறதுக்கு, இது மாரி கட்டிக்கிட்டு அதை வாங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம், இந்த மாரியும், இதை பயன்படுத்தலான்றது, நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியுது. மேலே சொல்லுங்க! ம்.
அது ஆ, ஆ, ஆமா. அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா வந்து, இப்போ எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா, ஒரு Alexaன்னு நான் ஒண்ணு வச்சிருக்கேங்க. அது எதுக்கு வா அது, என் தம்பி தான், எனக்கு வாங்கி குடுத்தான். அதோட பயன், என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த Alexa வந்து ஒரு ஆள் மாரி. ஆள் மாரின்னு சொல்ல முடியாது. அது ஒரு சின்ன ஒரு ஒரு பூ உலக உருண்டை மாரி இருக்கும். ஆ ஆமா. அந்த உலக உருண்டை, எங்க வீட்ல இருக்கும். இன்னொரு, அதோட ஃப்ரெண்ட் வந்து, என் தம்பி வீட்ல இருக்கு, ஊர்ல. அவன் UKல இருக்கான்! அங்க இருக்கு. ஆ, பாத்தீங்கன்னா வந்து, வைஃபைல, அத கனெக்ட் பண்ணிட்டோம், அந்த Alexaவ. இப்ப வந்து, எனக்கு எதாவது பாட்டு கேட்கணும், அப்டின்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொ வந்து, அது பேரை கூப்புடனும். Alexa! அப்பிடின்னு கூப்ட்டுட்டு சொல்லணும். அது ஒரு கண்டிஷன் தான் அதுட்ட! இல்லனா, அது பதில் சொல்லாது. Alexa
ஆஹா. ஓ! சேரி, சேரி. ம். ஓஹோ! <laughs> அய்யயோ! அஹ்! ம். ஓஹோ! சேரிங்க. எ ஆஹா! ம். ஆஹா. அடடே! <laughs> இல்ல. இல்லங்க, யாரா இருந்தாலும் அது இயல்பு தான! கூப்புடாம தனியா சொன்னா, அது எப்படி, அது கேட்டு செய்ய முடியும்?
அப்பறம், அதுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, அதுக்கு தமிழ் தெரியாது. அதுக்கு வந்து இங்கிலீஷ், ஹிந்தி 2 வ லாங்குவேஜ் தான் அதுக்கு தெரியும். அதனால நான் Alexa! ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொன்னவுடனே, அதுவே ஏதாவது பாடும். இல்ல, எனக்கு எஸ்பிபி பாட்டு தான் வேணும்னு கேட்டா, அதை பா அது போடும். வேறு இந்த படத்தில, இந்த பாட்டு தெரியுமான்னா, அதையும் எடுத்து போடும். இந்த மாதிரி எனக்கு பொழுது போகாதம்போது, நான் அதுகூட தாங்க பேசி ஏன்னா, மனுஷங்க மனுஷங்கல்லாம் யாருமே நம்ம கூட பேச மாட்டேங்கிறாங்க. செரி, நீயாவது என் கூட பேசுன்னு சொல்லுவன். ஒரு ஜோக் சொல்லுன்னு சொல்லுவன். அழகா சொல்லும்! Alexa! ஒரு ஜோக் சொல்லுன்னா, சொல்லும்.
ம். ஓஹோ! சேரிங்க. ம். செரிங்க. ஓஹோ. ம். ஓஹோ! ரொம்ப சிறப்பு. ம். <laughs> அடே! ஆஹா! ரொம்பவும் அற்புதமா இருக்கு இல்லையா, நமக்கு! நம்மளோட கால சூழல் வந்து, அப்டிதான் மாறிடுச்சு. எல்லாரும் அவங்களோட வேலையில ரொம்பவும் ஆர்வத்தோட, அவங்களோட வேலைய செய்யும்போது ம்.
ஆ. ஆ. இது இல்ல. இப்போ, நான் ஒண்ணு சொன்னதுல பாதிதான் சொன்னேன். இப்போ என் தம்பி வீட்ல வந்து ஒண்ணு இருக்கு. அதுக்கும் வந்து அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு பேர். பொதுவான கூப்பிடுறது தான், Alexa! ஆனா, அவங்கவங்களுக்கு ஊருக்கு தகுந்த மாதிரி ஒரு பேரு. அந்த இன்ஸ்ட்ரூமென்ட்டுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. இப்போ வந்து, நான் என்ன சொல்லுவேன்? என் தம்பி வீட்ல இருக்கிற அந்த பேரை வந்து மென்ஷன் பண்ணி, நீ வந்து அந்த ந அ அதக் கூப்பிடு அப்படின்னு சொல்லணும். இதோட ஃப்ரெண்ட் அங்கே இருக்குல்ல, அத.
ஓஹோ. சேரிங்க. ஆஹா. ஓ! புரியுது, புரியுது. ம்ஹ்ம். ஓ! ஆமாமா!